ஆ இப்ப பார்த்தோம் <grunts> அப்டின்னா, கல்லூரி பருவமாகட்டும், பள்ளி பருவமாகட்டும், இந்த மாரி பருவங்கள்ல வந்துட்டு அடுத்தவங்கள உருவக்கேலி பண்றது அப்டிங்கிறது வந்துட்டு ஆ நமக்கு தெரியவே தெரியாது. அதை என்ன நெனைப்போன்னா, "ஒரு நகைச்சுவை, அதனால எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்டின்னா, அத நம்ப செய்யலாம். அது சரி." அப்டிங்கிற மாரி நம்ம நெனைச்சுட்டு இருப்போம். அ இன்னும் வந்து ஒரு வேலைக்குப் போற பருவத்தில கூட இன்னும் சிலர் அத வந்து கடைபிடிச்சுட்டு தான் இருக்குறாங்க. அ அத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்க?
நிச்சயமா. ம். நிச்சயமா. இப்போ ம் எளிதா அ எடுக்கணுனா நகைச்சுவை அப்டின்னாலே நம்ம வந்து சிரிக்கறதுக்காக வந்துட்டு பண்றோம். அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஆம், ஆனா என்னன்னா அந்த நகைச்சுவை வந்துட்டு எதனை ஒட்டி இருக்கு அப்டின்றத நம்ம ரொம்ப வந்துட்டு சிந்திக்கணும். ஆ நகைச்சுவைன்னாலே பிறரை மற்றவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு காயப்படுத்தாமல் அ அவங்களுடைய மனசை வந்துட்டு கஷ்டப்படுத்தாமல் இருப்பதுதான் சிறந்த நகைச்சுவை. ஆனா நிச்சயமா. ஆனா, இப்பல்லாம் பெரும்பான்மையா அந்த மாரியான நகைச்சுவைகளே இருக்குறதில்ல. எல்லாமே வந்துட்டு என்னவென்னா இந்த மாரி இந்த உருவக்கேளி உருவக்கேளிய வைத்து இந்த மெய்நிகர் உரையாடல்களை வைத்து தான் வந்துட்டு அதிகமா நகைச்சுவை வந்துட்டு அமையிது. அம் நிச்சயமா அது வந்துட்டு நம்ம என்னவென்னா எல்லா இடங்கள்லுமே இப்ப எதுனா ஒரு நகைச்சுவைன் எடுத்துக்கிட்டோம்ன்னாலுமே இந்த மாரியான உருவக்கேளினால தான் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு பண்றாங்க. அ ம்.
ஆ. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ. ஆஹ. ஆ ஆ புரியிதுங்க. ஆ இப்போ இந்த ஆனா வந்து நாம யாரோ ஒருத்தர் வந்து ஏ நம்ம எல்லாத்தையும் சுத்தி இருக்கவங்கள சிரிக்க வைக்கணும் <chuckles> அப்டிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில தான் செய்றாரு அப்டின்னாலுமு அ அது வந்து இந்த மாரி மெய்நிகர் உரையாடல்னு போயிடுச்சு அப்டின்னா, அது பெரும் பிரச்சனையத் தான் கொண்டு வருது. ஆ இத வந்து அந்த ஒரு நபர பத்தி இப்ப பேசிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அ அந்த நபர் வந்து அத வந்து பெரிசா எடுத்துக்கல அப்டின்னா அது நகைச்சுவையா மாறுங்களா?
நிச்சயமா. ம். நிச்சயமா. இப்ப அந்த நபர் வந்து நம்போ அதா சிந்திக்கணும். ஏன்னா, நான் அந்த நபரைப் பத்தி சிந்திக்கிறதுல ரொம்ப வந்துது நான் நெறைய நேரம் வந்துட்டு, நானே இதுமாரி பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு ஆழ்ந்து வந்துட்டு சிந்திப்பேன் நான். இந்த மாரி அவங்க அமைதியா இருக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு ஏற்படுத்தல்லையே! அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ சிந்திக்கிறப்போ, நான் என்னை அந்த இடத்துல நான் வந்து வச்சு பார்ப்பேன். என்ன நான் அந்த நம்மள இந்த மாரி ஒருத்தவங்க வந்துட்டு, இந்த மாரி நகைச்சுவையா பேசுறாங்க. அப்டின்னா, ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப தொடக்கத்தில ஒரு 2 முறை, 3 முறைன்னா நம்மளுக்கு கோவத்தை ஏற்படுத்தும். அப்டியே வந்துட்டு தொடர்ந்து ஒரு மூலு, 4, 5 அப்டின்னு சொல்லிட்டு, போய்க்கிட்டே இருக்கிறப்ப என்னன்னா, நம்மளுக்கு அப்டியே ஒரு சலிப்பு தட்டும். சலிப்பு தட்டி, என்னடா இது! நம்மலே சும்மா எந்நேரமும் பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ப எதுனா நம்ப சொன்னோன்னா, அதுக்கும் மறுபடியும் வந்துட்டு, ஒரு நகைச்சுவையா பண்ணுவாங்க. எதனா அது. நம்ம எதிர் கருத்து சொன்னாலே. அப்போ அப்படி அந்த மாரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அமைதியாயிடுவாங்க. ஆ அது வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு அத ஆ எடுத்துக்கல அப்படீன்னு கிடையாது. அவங்க அமைதியா இருக்குறாங்கனு அர்த்தம்.
ஆஹா. ஆ. ஆ. ஆ. கண்டிப்பாங்க. ஆஹா. ஆமாங்க. கண்டிப்பா. ஆ. ஆஹா. ஓஹோ! அத வந்து உதாசினப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாங்களா?
ஆ உதாசீனப்படுத்துறாங்கன்னு வேணா வச்சுக்கலாம். ஆனா, அந்த கருத்துக்கள் வந்து அவங்க மனதுல வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். <tsk>
ஆஹா. சரிங்க. ஆ இந்த நபர் வந்து நம்மள வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்டிங்கிறத அவங்க மனசுல கண்டிப்பா வச்சுக்குவாங்க. ஆனா அதுக்கான ஒரு பதிலாவோ வந்துட்டு இல்ல, ஆ ஒரு எதிர்வினைவோ வந்து அவங்க அந்த இடத்தில செய்றது கிடையாது. ஆ நீ என்ன வேணா பேசிக்க அப்படின்னு உதாசீனமா இருந்துக்குறாங்க. ஆ இது வந்து ஒரு விதத்தில வந்து, நகைச்சுவை இல்ல. அப்டின்னாலுமே, சிலர் இன்னும் செஞ்சுட்டே இருக்குறாங்க தான். ஆனா இதுல வந்து நம்மளோட கலாச்சாரமோ, இல்ல வயது வேறுபாடோ வந்து ஒரு காரணமா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா?
நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. ம். அ வயது வேறுபாடுன்ட்டு இல்ல. இது என்ன காரணம் அப்படினு பார்க்குறப்போ, பெரும்பான்மை என்னனா, பெண்கள் அதிகமா வந்துட்டு, இந்த உருவக்கேலி வந்துட்டு பண்ணுவாங்க. அ அதற்கப்புறம் வந்துட்டு பார்க்குறப்போ, அதிகமா வந்துட்டு இந்த ரொம்ப, ம் பருமனா இருக்கிற ஆண்கள், இந்த பருமனா இருக்கிறவங்கள வந்து அதிகமா பண்ணுவாங்க. பருமனா இருக்கிறதிலே கூட என்னனா ஆண்களை வந்துட்டு பெரும்பான்மையா வந்துட்டு பண்ணமாட்டாங்க. <tsk> அ ஏனா, அ பெண்களை தான் அதிகமா பண்ணுவாங்க, அ அது என்னனா, நம்ம சமூகத்தில இருக்கிற ஒரு சிக்கல்ன்னே அத சொல்லலாம். ஏனா அப்போதிலிருந்து பெண்கள் வந்துட்டு அந்த ஒதுக்கப்பட்டு, அவங்கள எப்போமே வந்துட்டு இது பண்றதுனாலே, அந்த ஒரு அந்த ஒரு மனநிலை வந்துட்டு இந்நாள் வரைக்கும் வந்து தொடருது, அ ஒருத்தங்க ரொம்ப ஒல்லியா இருந்தா, "அய்யோ இவங்க என்ன ஒல்லியா இருக்காங்க." 'பென்சில் மாதிரி' இருக்கிறாங்கன்னுவாங்க. அதுவே ரொம்ப குண்டா இருந்தா, "என்ன பூசணிக்கா மாதிரி இருக்குன்னுவாங்க." எல்லாமே இது என்னனா, அது தொடர்ந்து வந்துட்டு சமூகத்தில எதோ இதுவே ஒரு பண்பாடு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதுவே வந்துட்டு ஒரு கலாச்சாரம் போல வந்துட்டு, ஒரு தொடர்ந்து, நீண்டு வந்துகிட்டே இருக்கு.
ஓஹோ! அ. ஆமாங்க. அஹாம். அ. அ. புரியுதுங்க. அ. <laughs> அ. ஆமாங்க. அ. புரியுதுங்க. அ இப்போ, அ இந்த மாதிரி வந்து, அ நேர்ல பேசுறத தாண்டி, அ Whatsapp இந்த மாதிரி குழுக்களிலும் பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு குழு இருக்குது அப்படினா, அ எல்லோரும் நகைச்சுவையா பேசிட்டு இருப்பாங்க, அதில ஒருத்தர மட்டும் வந்து, உற்று நோக்கி அவர மட்டும் வந்து, அ டார்கெட் பண்ணி பேசிட்டுருப்பாங்க, அப்படிங்கும் போது, அந்த நபருக்கு கோபம் வந்த மாதிரி, ஏதாவது சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா?
ம். நிச்சயமா. அந்த நபருக்கு கோவம் வந்த மாரி என்னன்னா? கோவத்தை விட அதிகமா என்னன்னா, அவுங்களுடைய அழுத்தத்தை வந்துட்டு பாத்துருக்கேன். ஒரு சில பேர் கோவப்படுவாங்க. அ "கோவப்பட்டு என்ன நீங்க சும்மா என்னைய வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குல்லாம் என்ன இது இல்லையா?", அப்டின்னு சொல்லிட்டு இந்த, ச திரைப்ப இதுல அ கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி கூட ஒரு, ஆ திரைப் இதுல, அ தொலைக்காட்சில ஒரு, ஒரு புரோகிராம். அ ஒ அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சில இது தான், இது தான் வந்துட்டு மையக்கருத்தா இருக்கு. அப்போ அதுல, அதுல பேசின ஒரு பெண்மணி வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. இப்ப நான் வந்துட்டு, ஒரு கடையில போய் நான் சாப்ட உட்காந்துட்டேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பட்றேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்துட்டு, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு, நான் வர வச்சு நான் வந்துட்டு சாப்புட்றேன். சாப்டுட்டு இருக்கறபோ எனக்கு பின்னாடி இருக்குறவங்க, என்னப் பாத்து நகைச்சுவையா பேசுறாங்க. "பாத்தீங்களா பாத்தீங்களா, இவங்க எவ்ளோ சாப்டுறாங்க. நல்லா குண்டாகிடுவாங்க, நகர முடியாது", ன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்டின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிய சொல்றாங்க. அப்போ அவுங்க என்னன்னா அதெல்லா அதுல கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் சாப்டு முடிச்சுட்டு, அந்த பில் அந்த பில் அந்த இது, அந்த கட்டணம் கட்ட வேண்டிய அந்த ரசீத எடுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட குடுத்துட்டாங்களாம். அந்த க யார் நகைச்சுவை பண்ணவங்ககிட்ட குடுத்துட்டு, "நீங்க கட்டுங்க, எனக்காக என்-என்ன நீ க என்ன நீ நகைச்சுவை பண்ணல, நான்-நான் என்ன சாப்பறது, என் உரிமை நீ என்ன ஏன் கேட்குற? என்ன நகைச்சுவை பண்ணேல. நீ கட்டு.", அப்டின்னு சொல்லிட்டு மொத்தமாவே அந்த, அந்த மொத்த கட்டணத்தையுமே அந்த நகைச்சுவை பண்ணவங்கல கட்ட வச்சுட்டு தான் வந்துட்டு, இவங்க அந்த இடத்த விட்டு வந்தாங்க. சோ அந்த ஒரு கோவத்தின் வழியா வந்துட்டு அவங்க, அ அங்க இருக்கறவங்களுக்கு, ஒரு பதிலயே அவுங்க வந்து சொல்லிட்டாங்க. "இதான் என் பதில், இது தான் என் பதில்". அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிருகாங்க.
ஓஹோ! ஆ. சரிங்க. ஆஹா. ஆஹா. ஓஹோ! சரிங்க. ஆ. ஆ. ஓஹோ! அ. அ. அ. <chuckles> ஓஹோ! அருமைங்க. ஆனா ஆ. இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதாவது, அ-அ அழகா வந்து, அ பொறுமையா அவங்க சாப்ட வேண்டியத சாப்பிட்டு, அ சரியா போயிட்டு, அ "என்ன ஏன் நீ இப்டி சொன்னேன் கேட்கல. அ நீ சொன்னதுக்கான கட்டணத்த நீ கட்டிரு", <chuckles> அப்டின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அ இந்த மாரி அணுகும்போது வேணா அவங்க கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குனு, நான் நினைக்கிறேங்க.
ஆமா. ஆமாமா. நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. அதே போல இப்போ ஒரு சில பேர் கோவப்பட்டறாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு வந்துட்டு, அழுத்தம் இருக்கும். இப்போ ரொம்ப வந்துட்டு இந்த ரிசர்வ்டு டைப்ன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டயும் பேசமாட்டாங்க, இது பண்ணமாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம், இந்த மாரியான நகைச்சுவை அவங்களை பற்றின, ஒரு நகைச்சுவை பண்றப்போ அதை எதிர்த்து கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அ அத அத பத்தி மத்தவங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த அழுத்தம், அதுல அழுத்தமெல்லாம் எங்க போயிட்டு முடியும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து, அந்த மன அழுத்தம் ஏற்பட்டு, அவங்க ஒரு நாள் வந்துட்டு அத எக்ஸ் வெடிக்கற மாரி, அ-ஒரு ஒரு நிலைக்கு வந்துரும். ஒரு நாள் வந்து அவங்களே வந்துட்டு, அவங்களுடைய நிலைய மறந்து, அ அவங்களுக்கான அந்த ஒரு கோபத்தை வந்துட்டு அதிகப்படியான கோபத்தை வந்துட்டு வெளிப்படுத்தும். ஒரு அழுத்தத்தை வந்துட்டு ஏற்படுத்தும். ஆ திடீர்னு ரொம்ப வந்துட்டு அழ ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒண்ண வந்துட்டு, அ-அ வேறுபாடா பண்ணுவாங்க. அப்ப நிறைய சிக்கல்களை வந்துட்டு அது இந்த மாதிரி, அமைதியா இருக்குறவர்களுக்கு ஏற்படுத்தும்.
அ. ஆஹா! ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆ. ஆஹா. ஆ. அதாங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஏனா நானும் இந்த மாதிரி அமைதியா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படினா, ஆ எனக்கு என்ன பிரச்சனை அப்படினா, என்ன மட்டும் உருவகேளி பண்ணுறது தவிர்த்து, என்னை சுத்தி இருக்கிற வேற யாராவது ஒருத்தரை பண்ணா கூட எனக்கு சங்கடமா இருக்கும். ஆ அந்த நே அந்த இடத்தில என்னால கேட்க முடியலையே அப்படின்கிற மாதிரி எனக்கு தோணும். அ அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படினா, அந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சிட்டேன், அ அப்படி விலகி வரும்போது எனக்கு கொஞ்சம், ஆ ஒரு ஆறுதல் கிடைச்சதுன்னே சொல்லாங்க. ஆ அது இதை தாண்டி வந்துட்டு இப்போ, நகைச்சுவைனா முதல்ல எப்படிங்க இருக்கணும்? ஏனா நான் பார்த்த எல்லாமே வந்துட்டு, இந்த மாதிரி உருவகேளியா மட்டும் தான் இருக்கு, இது இல்லாம நகைச்சுவை பண்ணவே முடியாதுங்களா?
நிச்சயமா. நிச்சயமா. கட்டாயமா. இது இல்லாம நகைச்சுவை என்னனா, இந்த நகைச்சுவை அப்படின்றதே நம்முடைய ஒரு மனநிலை தான். இப்போ மகிழ்ச்சி என்ன அப்படினா நம்முடைய மனநிலை. ஆ நமக்கு எதனா வந்துச்சு, ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன மகிழ்ச்சி அதனுடைய மனநிலையை பொறுத்தவரைக்கும், அவங்களுக்கு வந்துட்டு, அடுத்த கிளாஸ் போறது எல்லாம் ஒரு இப்போ ஒரு ஒரு வகுப்பு முடிச்சா அடுத்த வகுப்பு போறதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாவே இருக்காது குழந்தைகளுக்கு. ஆனா, அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு பொருள, எதனா ஒரு பொருள் நம்ம புதிசா வாங்கி போய் கொடுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பொம்மை, இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு இனிப்பு இனிப்பு கொடுத்தா கூட அந்த குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலைக்கு மகிழ்ச்சினா இது தான் அப்படின்றத, அந்த ஒரு பிம்பம், அப்படியும் ஆனா, ஒரு பெரியவங்களுக்கு மகிழ்ச்சினா என்னது? "ஒரு வீடு கட்டணும், இல்லை நல்ல ச நல்ல ஒரு நிலைக்கு போணும், ஒரு பொருளியலா நல்லா வரணும்," இது தான் வந்துட்டு அவங்களுடைய மகிழ்ச்சி. அப்போ இதெல்லாம் ஒரு மனநிலை, அப்போ நகைச்சுவை என்பதும் ஒரு மனநிலை, நாம எந்த மாதிரியான நகைச்சுவை வந்துட்டு ஏத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு, இப்போ இந்த அமெரிக்கன் மேலை நாடுகளிடைய நகைச்சுவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பே வராது. ஏனா அவங்க என்னனா ரொம்ப வந்துட்டு, இந்த மேடை ரொம்ப இயல்பா இருக்கும் அவங்க நகைச்சுவை, ஆனால் நம்மளுடைய நகைச்சுவையில பார்த்தா நாம் ரொம்ப நல்லா சிரிப்போம், அப்போ அவங்க அவங்களுடைய மனநிலையை அப்படி வந்துட்டு மாத்திக்கிட்டாங்க.
ஓஹோ! ஆ. ஆமாங்க. ஆஹா. ஆமாங்க. ஆஹா. ஆ. ஆ. ஓஹோ! ஆ அதாங்க. ஓஹோ! சரிங்க. ஆ.
நம்மளும் நம்மளுடைய மனநிலயை இதே போல இந்த மாரியான உருவக்கேலி இல்லாத நகைச்சுவைகளுக்கு இயல்பான நகைச்சுவைகளுக்கு நம்ம வந்துவிட்டு மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும்.
ஆஹா. அருமைங்க. அருமையா சொன்னீங்க. ஏன்னா, எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன்னா அ நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா, 2 இடத்துல தான் சிரிக்கிறோம். ஒண்ணு அ யாராவதுக்கு அ எதாவது துன்பம் நடந்தாவோ அ இல்ல இந்த மாதிரி மெய் மெய்நிகர் உரையாடல்ல அ இன்னொருத்தர பத்தி உருவத்த பத்தி பேசும்போது அ நம்ம ஏதாவது சொன்னோம்னாவோ, அந்த இடத்துல தான் வந்து நகைச்சுவைங்கிறது வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அ நீங்க அழகா சொன்னீங்க. அ நம்ம தான் வந்து அத எப்படி நகைச்சுவையா மாத்திக்கணும் நம்ம ந மனநிலைய எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆ இத தவிர்த்து இந்த மாரி ஒரு நல்ல ஒரு உரையாடல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி அ எந்த பிரச்சனையும் இல்லாம உருவக்கேலி இல்லாம ஒரு உரையாடல் போகும்போது WhatsAppல நாம சிரிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து அத கேட்டு மகிழ்ந்துட்டோம் அப்படிங்கறதுக்கு எமோஜி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா. நிச்சயமா, இது ம். ம். நிச்சயமா. இப்போ அ எமோஜி யூஸ் பண்ண அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது தான். அதில எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதில கூட என்னன்னா, இந்த அ ஒரே காமனா அதாவது பொதுமையா இருக்கற அந்த ஒரு எமோஜி பயன்படுத்தலாம். அதில கூட என்ன பண்ணுவாங்கன்னா வேற மாதிரியான எமோஜிகள் எல்லாம் பயன்படுத்துவது, ஸ்டிக்கர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த ஒட்டிகள் எல்லாம் அந்த ஒட்டிகள் எல்லாமே திரைப்படங்கள ஒட்டி இருக்கும். <tsk> ஓ! என்னன்னா, திரை திரைப்படங்கள ஒட்டி இருக்கறது எல்லாமே என்னன்னா, அதெல்லாம் உருவக்கேலியா தான் இருக்கும். பெரும்பான்மையான திரைப்படங்கள் வந்துட்டு உருவக்கேலியா தான் வந்துட்டு இருக்கும். அ ஆமா. எல்லாமே என்னன்னா, அதெல்லாம் அந்த திரைப்படங்கள் தான் வந்துட்டு இந்த உருவகேலிகளுக்கான ஒரு அடிப்படை விதை போட்டதுன்னே நாம வந்து சொல்லலாம். எப்படின்னா இப்போ இந்த தொடக்கத்தில வந்த திரைப்படங்கள், இந்த இந்த பழைய பிளாக் அண்ட் வைட் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ அதில எல்லாம் வந்துட்டு பெரும்பான்மையா இந்த உருவகேலிங்கறது ரொம்ப வந்துட்டு குறைவா இருக்கும். <tsk> இயல்பான ஒரு நகைச்சுவை ஒரு நாகேஷ் நாகேஷ் ஐயா அவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவைகளா வந்துட்டு இருக்கும். ஆ அதற்கு அடுத்து அடுத்து வர தலைமுறைகள் எல்லாமே என்னன்னா, இந்த உருவக்கேலி வந்து தொடங்க தொடங்க தொடங்க இன்று வந்து திரைப்படங்களைப் பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை எடுத்துக்கிட்டாலே உருவக்கேலிகள் மட்டும் தான் இருக்கும். உவ உருவக்கேலி இல்லாம வந்துட்டு ஒரு திரைப்படமே வந்துட்டு இல்ல அப்படிங்கிறது போல அந்த நகைச்சுவை அப்படி தான். நகைச்சுவைன்னாலே உருவக்கேலி தான் அப்படிங்கிறதை இந்த திரைப்படங்கள் தான் வந்துட்டு கொண்டு வந்துச்சு.
ஆஹா. ஆஹா. ஆ. ஆமாங்க. ஆ. அதே தாங்க. ஓஹோ! ஆ. புரியுதுங்க. ஆ. புரியுதுங்க. ஓஹோ! ஆ. அதாங்க. அதாங்க. ஆ. ஆமாங்க, புரியுதுங்க. அப்ப அந்த திரை அ திரைப்படள்ல பார்த்து தான் நம்ம வந்து அத செய்ய ஆரம்பிச்சுட்டோமோ அப்படின்னு தோணுது. அதானங்க. அ.
நிச்சயமா, நிச்சயமா. திரைப்படங்கள் தான் அதற்கான விதையே வந்துட்டு வி விதை அ விதைக்குது. அடுத்த தலைமுறைக்கு அத வந்துட்டு கடத்துறது, இந்த திரைப்படங்கள் வழியா தான்.
அதாங்க. அ அதனால, திரைப்படங்கள் வந்துட்டு நம்ம சமூகத்தில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில இதுவும் 1. அது கொஞ்சம் வருத்த வருத்தத்த தரத்தா செய்யுது. அ இத தவிர்த்து வந்துட்டு இப்ப என்ன அப்படின்னா, இப்ப பெரியவர்கள்ட்ட பேசும்போது வந்துட்டு அவங்கள வந்து அ நான் நகைச்சுவை பண்றேன்ங்கிற பேர்ல அவமரியாதையா பேசிர்றது, இல்ல வந்துட்டு அ தெரியாம பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து இல்ல நான் த அ இப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லீட்டு, நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா. ம். இப்போ, அந்த மாதிரியான விளையாட்டுகள் தான் சொன்னேன்றது. அது என்னன்னா அதான் கொஞ்சம் அந்த "இடம், பொருள், ஏவல்" அறிந்து எல்லாத்தையும் பேசணும். யார், என்ன, அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சு பேசணும் அப்படின்றதுல்லாம் இருக்கு. இப்போ சில நேரத்தில எப்படி இயல்பா வந்துட்டு அவங்களுக்கு அது தான் அவங்களோட நு பழக்கவழக்கமே அது தான். ஏன்னா நிறைய பேர் நக நல்லா பேசி, நல்லா பழகுற குடும்பத்தில தான் வந்திருப்பாங்க. எல் அ நல்ல நல்லா பேசு மகிழ்ச்ச்சியா பேசுறவங்க. அவங்களுக்கு எல்லாம் இயல்பா ஏதனா 1 பண்னாலே உடனே இத வந்து சொல்லிட்டு, ஒரு நகைச்சுவை ஆயிடும். அது அவங்கள பொறுத்தவரைக்கும் இயல்பா இருக்கும். அப்போ ஆனா, அ மத்தவங்கள இன்னொரு இடங்களுக்கு போறப்போ அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சிக்கலா இருக்கும். அப்போ அதுதான் அந்த "இடம், பொருள், ஏவல்" அறிந்து யாருக்கிட்ட எப்ப எத பேசணும்ன்றத அறிந்து பேசினா வந்துட்டு சிறப்பா இருக்கும். இப்ப இந்த கே ஒரு சில ஒரு ஒரு ரீச அ-அண்மையில வந்துட்டு ஒரு புத்தகம் படிக்கும்போது கூட "கெட்ட வார்த்தை அப்படின்றத, யார் தீர்மானிக்கிறாங்க அந்த இடமும் அந்த மக்களும் தான் தீர்மானிக்கிறாங்க. எது வந்துட்டு கெட்ட வார்த்த அப்படின்றத அந்த இடம், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க." இயல்பா வந்துட்டு இப்ப ந ஒரு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கெட்ட வார்த்த அப்படின்னு நம்ம 1 சொன்னா, அது இன்னொரு ஒரு மக்களுக்கு ஒரு இவங்களுக்கும் அது கெட்ட வார்த்தையே இருக்காது. அது இயல்பான வார்த்தையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி, இந்த மாதிரியான சூழல்கள்ல நம்ம எங்க அந்த "இடம், பொருள், ஏவல்" அது தான் வந்துட்டு ரொம்ப அடிப்படையான முக்கியம்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடம் பொருள் நிச்சயமா அதை அறிந்து நம்ம செயல்படணும்.
அஹ. ஆமாங்க. அ. ஆமாங்க. அதாங்க. கண்டிப்பாங்க. ஓஹோ! அஹ. ஆமாங்க. அ. கண்டிப்பாங்க, அழகா சொன்னீங்க. அ. ஆமாங்க. ஏனா அ நீங்க சொன்னது அந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு நல்ல உதாரணம் கொடுத்தீங்க. ஏன்னா அ சிலருக்கு வந்துட்டு அது கெட்ட வார்த்தையா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அவங்க வந்து சாதாரண உரையாடல்ல பேசிட்டே இருக்கறாங்க. அ ஒரு மக்கள் கூட்டத்த போய் பாக்கம்போது, அங்க அப்படியே வந்துட்டு என்ன நீ இந்த மாதிரி பேசுற? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குது. அ அப்படி இருக்கும் போது அ ஒரு, எந்த ஒரு உரையாடலா இருந்தாலும் சரி, நான் அடுத்தவங்கள நகைச்சுவை படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அ இன்னொருத்தர துன்புறுத்துறுத நிறுத்திட்டு நம்ம வந்துட்டு அ நம்மளோட மனநிலைய மாத்திக்கணும் அப்படிங்கறத அழகா தெளிவா சொன்னீங்க! அ அதுவும் இல்லாம நீங்க கொடுத்த அந்த உதாரணங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா புரியற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பெண் அவங்க பண்ண செயல்லா இன்னும் அற்புதங்க. அ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம், பரவால்லையே! இந்த மாதிரி எல்லாம் நாம இருக்கலாம் போல! அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அ உங்ககள்ட்ட பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.
நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. ஹ. கட்டாயமா, ஆமா. அ, ன் நன்றி, நன்றி.